ஆ. நீங்க சரியா சொல்றீக்கங்கங்க. ஏனா, எனக்கு வந்து வலைதளத்தில வந்து சுத்தமா புடிக்காதுங்க. ஏனா, நான் Facebookல வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடியே நான் Facebook வந்து வச்சிருந்தேன். அ திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு அது சரிப்படல. ஏனா, வந்து நம்ம திருமணம் ஆகிருச்சு இனிமேல் வந்து, "யாராவது ஒருத்தங்க ஆண் நண்பர் ஏதாவது ரிக்வெஸ்ட் குடுத்தா கூட அது தவறா போய் முடிஞ்சிரும்." அப்டின்றதுக்காக எனக்கு இந்த Facebook இந்த Insta, எதுவுமே எனக்கு புடிக்காதுங்க நான் எதுலயுமே இருக்க மாட்டேன். ஆனா
அதுதான். கண்டிப்பா. அதாவது இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ நமக்கு நம்மளையே வந்து, ஒரு கட்டுக்குள்ள வெச்சுக்கிறது. அ இப்போ அதிலயே நண்பர்கள் ஒரு வேள நம்ம கணவர் கூட நண்பர்கள் தானேன்னு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கலாம். ஆனா, நமக்குள்ளயே ஒரு எண்ணம் இருக்கும். ஏனா, நீங்க சொல்ற மாரி தான் நானுமே இருக்கிறேன். தேவையில்லாத பிரச்சனைய நம்மளா ஏன் உருவாக்கிக்கணும். அப்படீன்ட்டு அந்த வலைத்தளங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் முடக்கி தான் வச்சிருக்கோம். ஆனா, இந்த பசங்களுக்காக என்ன பண்றோம்னா, நம்மளே கொஞ்சம் ஆக்டிவ்வா இருந்தா தான் அவங்களுக்கு தெரியிது. ஓ! இவங்களும் இதில இருக்காங்க. சரி நம்ம வந்து பார்த்து தான் இத பயன்படுத்தணும். தகவல்கள் பரிமாறுதுன்னு, அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. அவங்கள முற்றிலுமா தவிர்க்கங்கன்னு சொன்னா அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கங்க. நம்மளுமே அதுல ஆக்டிவ்வா இருந்து, இருக்கிற மாதிரியாவது காமிச்சுக்கிட்டோம்னா, நம்ம போஸ்ட் போட்டா இவங்களும் பார்க்கிறாங்க. சோ அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம போடணும்னு அவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வருதுன்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு அது சாத்தியமாச்சுங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம்?
ஆமாங்க. ம். ஆமாங்க. கரெக்ட்ங்க, நீங்க சொல்றது. <laughs> இல்லங்க. நீங்க நீங்க சொல்ற வந்துட்டு 100% உண்மங்க. நானும் இதே மோட்டிவேஷன்ல தான் இருக்கேன். ஏனா, வந்து எனக்கு நீங்க அதாவது நீங்க சொல்ற மாரி எ ஆண்கள் எல்லோருமே தவறா ரிக்வெஸ்ட் குடுக்க மாட்டாங்க. யாராவது வந்து பழகுன காரணத்துக்கு கூட ரிக்வெஸ்ட் குடுக்கலாம். நம்ம நண்பர்களாக தான் பழகுவோம். இருந்தாலும் நம்ப கணவருக்கு வந்து இத பார்க்கும்போது, அவங்க எந்த நேரத்தில, எந்த ஒரு அடிப்படையில, பார்ப்பாங்கன்னு தெரியாது. தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சன வேணாம். நான் திருமணத்துக்கப்புறம் சுத்தமா எல்லாத்தையுமே முடக்கிட்டேங்க. Instagramலாம் இப்ப வந்தது தான். நான் <chuckles> திருமணத்துக்கு அப்புறம் தான் வந்தது. ஆனா, எனக்கு வந்து அதில விட உடன்பாடு இல்ல. என்னோட ஸ் ஆஃபீஸில சொல்லும்போது கூட நான் வந்து ஒ ஓப்பன் பண்ணல, அந்த மாதிரி நம்ம இருக்கோம். ஆனா, இந்த குழந்தைக்காக இந்த பசங்களுக்காகவே வந்துட்டு அந்த Insta ஐடி ஒண்ணு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ உள்ள என்ன பண்றா எல்லாமே செக் பண்ணீட்டு இருந்திருக்கேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்டேங்க. இது இப்டியே பண்ணா வேலைக்கு ஆவாது. ஏனா, இது 2வது வாட்டி இல்ல, 3வது வாட்டி ஆகுது. இத பொறுமையா டீல் பண்ணீட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு, நானாவே உட்கார்ந்து யோசிச்சேன். இத வந்து எப்டி அவகிட்ட கன்வே பண்றது அப்டின்னு நானாவே ஒரு கத <chuckles> ஒன்னு உருவாக்கினேங்க.
கண்டிப்பா. ஆமாங்க. சரியா சொல்றீங்க. ஆமா. சரி, சரி. ஆமா. ம். சரிங்க. சரி, சரி. சரிங்க, சரி.